ஓ!
அப்ப என்ன ஆவும் அந்த சாப்பாடு வடிக்க, வடி தண்ணி கூட வடிக்க மாட்டாங்க. அத சாப்பாடே, வடி தண்ணி, அதுக்கூட வேர்க்கடலை. இது, இது வந்து அந்த ஒரு கஞ்சி மாரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும். அதை எடுத்து சாப்பிடும்போது, அந்த உப்பு பதமா இருக்கட்டும், அந்த வேர்க்கடலையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன இனிப்பு, இதெல்லாம் சாப்டவே ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த பசிச்ச வாய்க்கு ருசி தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆ ஆமா.
அ. சரிங்க. ஒ. <laughs> அவ்ளோ, அவ்ளோபசில இருந்துருக்கீங்க. கண்ண இருட்டி இருக்குது. ஆ.
ஆ. அப்போ அப்டிதான் மொத நாள் சாப்ட்டேன். அது அப்ப அப்படிதான் இருந்திருக்கும் போல, 2 நாள் வேணாங்க. இதெல்லாம் எதுக்குங்க? நான், வாங்க நானே வெங்காயம் எல்லாம் நறுக்கித் தரேன், சமைச்சிடலாம் அப்டின்னப்போ, அப்போ இல்லைங்க. எனக்கு இதுதாங்க ரொம்ப புடிக்கும் அதனால நான் இதாங்க சாப்பிடுவேன்னாரு, சரி நான் தோசை ஊத்தி, அந்த நேரத்துக்கு தோசை ஊத்தி சாப்பிட்டேன். அப்புறம் அவரு எனக்கு கொஞ்சம் வச்சுட்டாரு. என்னால முடில. மீதி நீங்க சாப்ட்ருங்கன்னு சொல்லிட்டு. எடுத்து சாப்ட்டா, சூப்பரா இருந்துச்சுங்க. உண்மையாவே! எனக்கும் ரொம்ப ஆர்வமாயிருச்சு. "என்னடா இது மனுஷன்! இப்படியெல்லாம் கூட சாப்பிட முடியுமா?"அப்டிங்கிற மாரி எனக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் குடுத்தாரு. அதுக்கப்புறம், தோசை ஊத்தும்போது நாங்க நெறைய விஷயங்கள் செய்வோம். ஆனியன் தோசைலாம் நம்ம கேள்விப்பட்ருக்கோம் இல்லையா. அந்த மாரி தான் மொத மொதல்ல நான் கோதுமை தோசையும், ஊத்துனேன். அப்போ, கேரட் வந்து மேலோட்டமா தூவுவாரு என்னோட நண்பர். அப்ப என்னாவும்ன்னா, கேரட் ஒரு சிலதெல்லாம் அடியில பிடிச்சிக்கும். ஒரு மாரி தீஞ்ச மாரி ஆயிடும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா நீ எதுக்கு அதை மேல தூவுற? இரு நான் கேரட் துருவித் தரேன், மாவோட சேத்து ஒண்ணா கலந்துருவோம் அப்டின்னு சொல்லிட்டு, மாவு கலக்கும்போதே, ய ஓரளவுக்கு தெரியும் நமக்கு. எத்தன பேருக்கு, எவ்வளோ மாவு வேணுன்ட்டு! அதோடவே உப்பு போட்டு, இந்த கேரட்டையும் நல்லா துருவி போட்டுட்டு, அதுக்கப்புறம்
ம். சரிங்க. அது <chuckles> அ. என்ன செய்யணும்? ஆமா. சரிங்க. ஆமா. ஆமாங்க. ஒ. ஆமா. கொஞ்சம் ஏதாவது கார, காரம் எத மொ மொளகாத்தூள் எதாவது போட்டீங்களா அதில?
இல்ல, அதுக்கு சட்னி இருக்கும்.
ஆ சரிங்க. ஆ.
ஆ. அத மாரி போட்டு செய்யும்போது, கேரட்டு அந்த வண்ணம் இருக்கு இல்லையா? அது அப்டியே அந்த தோசையில எறங்கி, ஆரஞ்சு கலரில ஒரு தோசை வரும்ங்க. அதை சாப்பிடும்போதே, அப்படியே சூப்பரா இருக்கும் அந்த கேரட்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன இனிப்பு, அது கூடவே வந்து இந்த அ புதினா தொவையலு, அருமையான ஒரு டேஸ்டு, சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் நான் செஞ்சதில சின்ன, சின்ன விஷயங்கள். கையில கிடைக்கிற பொருள வச்சு, அருமையா, ஒரு வித்தியாசமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சு சாப்பிட்டேன்.
ஆஹ ஹ ஹா! ம். ஆ. என்னமோ எனக்கு இப்போ நாக்கெல்லாம் ஊறுது சாப்பிடணுங்கிற ஆசையே கெளப்பி விட்டீங்க. பசிய கிளப்பி விட்டுட்டீங்க. அதாவது இன்னும் சொல்லணுன்னா வந்து, உங்களுக்கு "ஷெஃப்ஃபு" அப்டின்னு ஒரு டைட்டிலில கொடுத்துடலாம்ன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். <chuckles> அ அடுத்த சந்திப்புல கண்டிப்பா நாம இதை செய்வோம். உங்க கூட பேசுறது, உண்மையிலே ருசியான ஒரு அனுபவமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் நன்றிங்க.
<laughs> ஆஹம். ஆ. <laughs> ம்ஹம். ரொம்ப நன்றிங்க. நன்றி, நன்றி.

சரி, பரவால்ல. ஏதோ ஒண்ணு வந்துருச்சா, செஞ்சிருவோம். அப்டின்னு சொல்லிட்டு இருக்குறத எடுத்துப் போட்டு, உப்பு எல்லாம் போட்டு, கொஞ்சம் தாளிச்சு, எடுத்துப் போட்டு, சமச்சு, எடுத்து போ போய் வச்சுட்டு என் மனைவிய எழுப்புனா, "இதுவரைக்கும் கேழ்வரகுல நான் என்னென்னவோ சாப்ட்டுருக்கேன். மொத மொதரியா, உப்மா ஒண்ணு செஞ்சு குடுத்திருக்கீங்க." அப்டின்னு சொல்லிட்டு, ஒரு மாரி நக்கலா, "ஏய்! ஏதோ நான் சமச்சு குடுத்ததே பெருசு. அமைதியா சாப்டுற வழிய பாருன்னு சொன்னேன்." ஆனா, என் கொழந்தை அத பாத்ததும், அப்டியே ரொம்ப அ இதுவரைக்கும் அவங்க அந்த மாரி ஒரு சாப்பாட விரும்பி சாப்ட்டத நான் பாத்ததே கெடையாது. ரொம்ப ஆர்வத்தோடும், விரும்பியும் சாப்ட்டாங்க அவங்களுக்கு. அந்த வண்ணமே வந்து ஒரு மாரி அந்த கேழ்வரகு வண்ணம் ஒரு மாரி செக்கப்பா, பீட்ரூட் கலர்ல வரும் இல்லையா? அந்த மாரி இருக்கவே அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்க, ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. வெச்சு வெளு வெளுன்னு வெளுத்தாங்க அன்னைக்கு.
ம். <giggles> <laughs> ம். ஆமா. ஆமாங்க. <laughs> அ உண்மையிலே ஆனா, உங்க மனைவி அதுக்கப்புறம் விரும்பி சாப்ட்டாங்களா அத?
ம். அஹ. அ அவங்களுக்கு ஆரம்பத்துல சும்மா கேலிக்காக அந்த மாரி சொன்னாலும், ரொம்பவும் வித்தியாசமா இருந்துச்சே அப்டிங்கறதுனால அப்டிதான் சாப்ட்டாங்க. நம்ம விரும்பி தான் சாப்ட்டாங்க அவங்க. அதோட பசியும் வேற. ம்.
உங்க உடம்ப பாத்துக்கங்க, எ உங்க உடம்ப பாத்துக்கங்க எங்கயாவது கடைசில நீங்களே கிச்சன்ல நிக்ற மாரியே ஆயிற போது. <laughs>
<laughs> அது ஒரு சில நாட்கள் நடக்கும், அதெல்லாம் நாங்க வந்து சமாளிச்சுடுவோம். ஆ, ம்.
அ அருமை! அருமை! அதாவது உண்மையிலேயே உங்க மனைவி ரொம்ப லக்கினே சொல்லலாம். மனைவியும், மகளும். ஆஹ இதே மாரி நீண்ட காலம் உங்களோட சேவை தொடங்கட்டும்னு சொல்லி, <laughs> இப்போ நெறைய வந்து என்னன்னா வந்து நான் யோசிப்பேன், இந்த வேஸ்ட்டாற ராத்திரி வந்து நம்ம சாப்பாடு வைக்றோம் இல்லைங்களா? இரவு நேர சாப்பாடு வந்து நமக்கு பாக்கி வந்துச்சுன்னா, அத வச்சு நெறைய எளிமையான விஷயங்கள் நெறைய பண்லாம். அதப்பத்தி உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள்?
ஆஹா. <laughs> கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ம். ம். ஆமா.